ஓ அவுங்கள கூப்டு அதாவது அவுங்க கையில குடுத்துட்டு போணும். எவ்ளோ நேரம் ஆனாலும் அவுங்க வர்ற வரைக்கும். ம்.
ஆமா. ம். அதேமாரி பாருங்க. எ இப்ப நம்ம டீயோ டீயோ ஒரு ஸ்நாக்ஸோ போடுறோம், செய்றோன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், அவுங்க போயிட்டு ஏன் தூரமா உக்காந்துக்குவாங்க <laughs> ஆ, ஆமா. அவுங்களுக்கு அதுல ஒரு ஆச அவுங்களுக்கு. அவுங்க பக்கத்து வீட்ல ம். ஆமா. அவுங்க பக்கத்து வீட்ல சொல்ட்டு வருவாங்க, என் மருமக அ எதோ சமைக்குது. அதான் கூப்பிடுது. நான் போய்ச் சாப்பிட்டு வரேன் அப்பிடின்ட்டு ஆனா. <laughs> ஆமா, ஆனா அவுங்களுக்கு தெரியும். நல்லாவே தெரியும். செஞ்சிட்டு இருக்கிறோம். கூப்பிடுப்போம் நல்லாவே தெரியும் அவுங்களுக்கு. ஆனாலும் போய் எங்கேயா பக்கத்து வீட்ல ரொம்ப தூரமா உட்கார்ந்துகிறது. அப்புறம் எங்க மாமனார் அந்தமாரிதான். அப்புறம் ஃபோன் போட்டு அவரக் கூப்பிடுறது. நம்ம அம்மா செஞ்சு வச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் வருவாரு. <laughs> அ எங்க அப்பாமும் அதே மாரி. இவுங்க மட்டும் இல்லேங்க. எங்க அப்பாவும் அதே கேஸ் தான். அவுங்க மட்டும் விதிவிலக்கு கிடையாது. <laughs> எங்க அப்பா வெளில சேர் போட்டு உக்காந்துப்பாரு. டீ போடணுன்னு தெரிஞ்சு வெளிய சேர் போட்டு உக்காந்துப்பாரு. அப்புறம் டீய கொண்டு வந்து 5, 6 ரூம தாண்டி கொண்டு வந்து வெளிய வந்து நம்ம டீய கொடுத்துட்டு, இந்தாங்க அப்பா குடிங்கப்பான்னு சொன்னாதான் அவருக்கு ஒரு திருப்தி. அப்பா டீ போட்டுருக்கேன் உள்ள வாங்கன்னா ஆஹா வர மாட்டாரு. எடுத்தந்து கையில குடும்மா அப்பிடின்னுவாரு அவரு. அந்தமாரி
ம். அயே! அவுங்கள ஓ நீங்கக் கூப்ட்டு அவுங்கக்கிட்ட குடுக்கறீங்களா இல்லையான்னு. சரிங்க சரிங்க. ம், நம்மள மதிச்சு நம்மள இது பண்ணி கூப்பிடுறாங்களா! அப்பிடின்றமாரி. ஆ. ஓ சரி, சரி. அது ஒரு வித சந்தோஷம் <laughs> ஆ ஆ. ஆ. புரியுது, புரியுதுங்க. ம். அ ம். சரிங்க. சரிங்க. புரியுது. புரியுது <laughs> அ. ஆ. அ. <laughs> அ. அதாவது அது வந்து அவுங்களுக்கு ஒரு <tsk> ஒரு சந்தோஷன்னு சொல்லலாம். ஒரு வந்து ஒரு சின்னப் பசங்க பண்ற அந்தக் குறும்புத்தனன்னு கூடச் சொல்லலாம். குழந்தைங்க எல்லாம் பண்ணுங்க பாருங்க. <laughs> சில டைம் போய் ஒழிஞ்சு மறைஞ்சிட்டு நின்னிட்டு நம்மள ஏதாச்சு விளையாட விடுறமாரி அவுங்களுக்கு ஒரு அது சந்தோஷமா கூட இருக்கும்.
ஆ. <laughs> ம். ஆமா. அதேமாரி அ. ஆமாங்க. அ அதே ஆமாங்க சின்னக் குழந்தைங்கலாம் வ நீங்க கரெக்டா சொன்னீங்க. சின்னக் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, தண்ணீ குடிக்கும்போதோ இல்ல, டீ எப்ப பால்லாம் காச்சி வைக்கும்போது கையில கொண்டு குடும்மா! நான் எல்லாம் எடுத்துக் குடிக்க மாட்டேன். நீ எடுத்துக் குடு. நான்ல்லாம் அடம் பண்ணிருக்கேங்க அந்தமாரி எங்க அம்மாகிட்ட. இப்ப அதான்
ம். கண்டிப்பா, ம். ஆ <laughs> என் பையனுமே பண்ணுவாங்கங்க. அவன் நல்லா விளையாடிட்டு இருப்பான். நம்ம பால் கொண்டு வரும் தெரியும் போய் சேர்ல உக்காந்துருவான். மம்மி, நீ கொண்டு வந்து குடேன் அப்பிடின்னுவான் அந்தமாரி இருக்கு. நீங்க சொல்லும்போது ம்.
ம்.

சரி. அப்புறம் அத எண்ணெயில போட்டு வணக்க ஆரம்பிச்சோன்னே. ''இன்னும் கொஞ்சம் ச செவந்து போட்டும் அப்படியே போடாத பச்ச வாசம் அடிக்கும்'' அப்டின்றது. அப்புறம் தக்காளி 4 போட்டா ''எதுக்கு 4 போட்ற? 2 போட்டு புளி அதிகமா ஊத்திக்கலாமே எதுக்கு 4 போட்ட?'' அப்டின்றது. இந்த மாரி சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்றதுக்கு நீங்களே பண்ண வேண்டிதானம்மா அப்டின்னு கேட்டா, இல்ல எனக்கு மறந்துருச்சு. எது இத்தன கரெக்ஷன் சொல்றீங்க ஆனா மறந்துருச்சா கொழம்பு வைக்க சொன்னா. இந்த மாரி அவங்களுடைய வா அந்த குழந்தைத்தனம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட எப்பவுமே அவங்களுடைய இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அத அவங்க வந்து ம். எப்படி சொல்றது அ அ சில பேர் வந்து அ எதிர்ச்சியா எதிர்பார்ப்பாங்க, சில பேர் வேணுன்னே எதிர்பார்ப்பாங்க.
ம். ம். <laughs> மறந்துருச்சு. <chuckles> உண்ம தான். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா. இந்த பாரு அ அ 2 அக் அக்கா தங்கச்சி இல்ல அண்ணன் அந்த மாரி இருக்கும்போது அ சில பிள்ளைங்க கிட்ட வந்து அப்பா, அம்மா கொஞ்சம் நல்லா க்ளோஸா இருக்க மாரியும் தெரியும். ஏன்னா, அது என்னவோ தெரியல அவங்க பா நம்மள பார்த்துக்கிற விதமா என்னன்னு தெரியாது. சில பேர் கிட்ட வந்து கொஞ்சம் க கோவப்படுற மாதிரி கூட தெரியும். அவங்கள பார்க்கும்போது. அந்த மாரி நிலமை எதுவும் உங்களுக்கு உண்டா? அதில அத பத்தி உங்களுக்கு எதுவும் இருக்கா கருத்து?
ம். கண்டிப்பா. அந்த கோவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு வந்து எப்போவுமே அதிகமாதாங்க இருக்கும். அ ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் தாழ்த்தி பெ போவாங்க. ஒரு சில பேர்ட்ட ஆனா இப்ப இப்ப அவங்க அந்த தாழ்ந்து போணுன்ற இதே அவங்களுக்கு வராதுங்க. அவங்க எப்பவுமே கோவமா தான் இருப்பாங்க. எங்க ஒரு ம். எங்க எங்க வீட்டுக்காரரோட தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவுல யாருமே அவருக்கு நடக்கக்கூடாதுங்க. அது கவர்ன்மென்ட் போட்ட ஸ்ட்ரீட் அது. ஆனா அந்த தெருல அவருக்கு யாருமே நடக்கக்கூடாது. அப்பதான் வந்து அந்த வேணும்ன்னே அந்த குடை, அந்த தெருல வந்து குழம்பு ஊத்திருவாரு ஃபுல்லா. இல்ல தண்ணி ஊத்தி வச்சுருவாரு. இல்லன்னா நடு இதில சேர் போட்டு உட்காந்துப்பாரு. அவருக்கு ஒரு கோவம் வந்து இது வந்து நம்மளுது தான். இது என் என் பேர பேர குழந்தைங்க மட்டும்தான் நடக்கணும் வேற யாரும் நடக்கக்கூடாது. அந்த அந்த கோவத்தலாம் நம்மளாலலாம் எதுவுமே இது பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய கோவங்கள்லாம் கட்டுப்படுத்துறதோ அதெல்லாம் முடியாது. ரெண்டாவது அவங்க வந்து அவங்களுடைய ம் குழந்தைகள் அதாவது அவங்களுடைய ப பசங்க கிட்ட வந்து கோவப்படுறது வந்து ஒரு உரிமையா அவங்க கோவப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உரிமைய வந்து அவங்க என்னைக்கும் விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க. ஆம், அது அப்புறம் அ நம்ம உண்மையாலுமேங்க பெரியவங்க வீட்ல இருந்தாங்கன்னா. வயதான பெரியவர்கள் வீட்ல இருந்தாங்கன்னா. நம்ம திட்டும் அவங்கள்ட்ட தான் நிறையா வாங்குவோம், பாசமும் அவங்க தான் அதிகமா நம்ம மேல கொட்டுவாங்க. அப்படி திட்டுற மாரி இருக்கும். இப்டி போய் பார்த்தா நம்மள்ட்ட பாசம் அப்டியே அள்ளி கொட்டுவாங்க அவங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஓ! சரி. அச்சச்சோ! இது <laughs> ஆ. அச்சச்சோ! ஆ. ம். <laughs> ம். ம். <laughs> ம். <chuckles> கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ அவங்களுக்கு சில நேரம் வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அதாவது நீங்க சொன்ன மாரி சில பேருக்கு வந்து இந்த உணவுல ஒரு நாட்டம் இருந்து ஆ இத சமச்சு கொடுக்கிறயா? அதை சமச்சு கொடுக்கிறயா இத பண்ணி தரியா? அப்டின்ற மாரி சில பேர் கேட்பாங்க. சில பேர் வந்து எங்கேயாச்சு அ இங்க போய் பார்க்கணும். அந்த இடத்த போய் நான் சுத்திப் பார்க்கணும். இந்த மாரி ஒரு இடத்த போய் சுத்தி பார்க்கணும் அப்டின்றதும் கேட்பாங்க. சில பேர் வந்து அவங்க சொந்தக்காரவுங்க எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ, அங்க கூட்டிட்டு போய் நான் அவங்க கிட்ட காமி அப்டின்ற மாரி கூட சில பேர் கேட்பாங்க. இந்த மாரி ஒரு நேரத்துல அவங்கள எப்படி கையாள்றது?
ம்.